ஆமா, கண்டிப்பா. அதெல்லாம் இல்லாதனாலதான் ம்.
அவுங்க அந்தத் திரைப்பிரபலங்கள்லாம், அவங்களோட கருத்துக்கள வந்து வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு பெரிய ஊடகமோ, சமூக ஊடகமோ அதெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் அந்தச் சினிமாங்கிற ஒரு ஊடகம் தான் இருந்தது. அதாவது திரையில படங்கள் வரும். அதைப் பார்ப்பார்கள் ரசிகர்கள். அதோட போயிடுவாங்க. அது முடிஞ்சுச்சு. இன்னும் சொல்லப்போனா
கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, அந்த காலத்துல வந்து நீங்கச் சொல்றீங்கள்ல, "இந்த ச சமூக ஊடகங்கள்லாம் இல்லை." அப்படீன்னும் போது, அவுங்க வந்து "இந்தப் படத்தைப் பார்த்தே அவுங்க நடிப்பு பார்த்தும், அத மாரி <tsk> அவங்கள நம்பிக்கையை வளர்த்துக்குறாங்க." அப்படீன்ற மாரி சொல்ல வர்றீங்களா?